சரி, சரி. அதாவது ஒரு பெரிய ஒரு வேலையை வந்து, சிறு துகள்களா நம்ப வந்து உடைச்சு உடைச்சி பண்ணோம்னாக்க, நல்லா பண்ண முடியும்ன்றீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா பேபி ஸ்டெப்ஸ் அப்டின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா? பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். நம்ம நம்ம இந்த கதைகள், நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லிங்களா? ஹேர் இன் தே டார்டாஸ் ஆமை ஆமையும் மு முயலும் வந்து ஆ ஒரு ஓட்டப்பந்தயத்தில ஓடிட்டு இருக்கு. முயல் வந்து வேகமா ஓடுற ஒரு சின்ன விலங்கினம். ஆமை வந்து பொறுமையா வந்து தவழ்ந்து போற ஒரு விலங்கினம். ஆனா, ஆமைகிட்ட இருக்கிற ஒரு விஷயம் முயல் கிட்ட இல்ல. அதே மாரி ஆமைக்கிட்ட ஆ இல்லாத ஒரு விஷயம் முயல் கிட்ட இருக்கு. ஆமை தொடர்ச்சியா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. முயல் அதுக்கு அ ஆ என்ன சொல்றது, ஒரு ஆட்டிட்யூடு ஒரு திமிர் வந்துருச்சு. நீ எல் நீ எல்லாம் என்ன, நான் எவ்ளோ வேகமா ஓட்றேன் பாரு நான் ஈசியா வந்து ஜெயிச்சுருவேன் அப்டின்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து டயர்ட்டா இருக்கோம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு படுத்துருச்சு. இந்த டயர்ட்னெஸ்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது திட்டத்திலே வராது. இது எந்த ஒரு திட்டத்திலேயும் வராது. இலக்கு நிர்ணயிக்கிறப்போ, இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம், நம்ம வந்து டயர்ட்னெஸ்ஸ வந்து நம்ம தளர்த்திக்கலாம்.
சரி. ஆமா. ஆ. ம். ஆமாமா. ஆமையும், முயலும், ஆமா. ஆ. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம்ஹ்ம். ஓஹோ! அ. திமிரு வந்துடுது ஆ. ம்ஹ்ம். சரி, சரி. ம். ஆமா. ஆமா, சரியா சொன்னீங்க. ம். சரி, சரி, ஆ. அதாவது இப்போ, நீங்க வந்து மிக சரியா சொன்னீங்க. ஆனா இந்த ஒரு இந்த ம் அ ஒ என்ன சொல்றது அது டயர்ட்னெஸ் இல்ல வந்து உடல் உபாதைகள். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இயல்பா வர விஷயம் இல்லையா? இத நீங்க இது எப் எந்த விதமான ஆ அ கு என்ன சொல்றது ஒரு, குறுக்கிடலா வரும் உங்களோட இலக்கு அடையிறதுக்கு?
டாப்பு. கண்டிப்பா.